நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, சரியான ஒரு விஷயம். ஏன்னா, நமக்கு அது மேல வி நாட்டம் இல்ல, விருப்பம் கெடயாது. நீங்க வந்து வீடியோ எடுத்து வச்சிக்கின்னா ஏன்னா நம்ம ஒரு பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அத சா முகநூலும் செரி, சமூக வளைத்தலதுல பகிரணும் அப்டின்ட்டு அவங்களுக்கு எண்ணம் தான். 4 பேரு வந்து இத பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, நல்லாருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா வாழுற அப்டின்ட்டு இது பண்ணணும். இதுதான் அவங்களோட இப்ப இருக்குற ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்கு.
அப்டிங்குற மாதிரி ஆ. அதான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, நம்ம நாடா இது! ஒரு கல்யாணம் எப்டிலாம் இருக்கும் ச்சே. நம்ம பாத்த கல்யாணம் இப்டியா இருக்கணும் அப்டின்ற மாதிரி. என் தம்பியே வந்து நீ வேற எவ்ளோ மாறிடுச்சு. நீலாம் வந்து அந்த நாட்டுல கூட பரவாயில்ல போல இருக்கு, கல்யாணலாம் இல்லாமா, நல்லா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நெனைக்குறேன். இங்கலாம் இப்டிதான் இருக்கு, அப்டிங்குற தம்பிக்கிட்ட போய் கேக்கும்போது அவன் வியப்பா சொன்னான், இது என்ன இருக்குது நாங்களே இப்டிதான் பண்ணுவோம், அப்டிங்குற மாதிரி. அ, இங்க இப்டிதான் இருக்கு அ இங்க நெறயவே ஆயிடுச்சு அப்டிங்குற அளவுக்கு சொன்னான், திரும்ப வந்து நான் என்ன சொல்லுவேன், இல்ல நானா வந்து இங்க தான் இருக்கப் போறேன் 2 வருஷம். அடுத்தது நாங்க என்னென்னு நாங்க முடிவு பண்ணல. ஆனா நான் இப்டி இருக்கவே மாட்டேன்.
நிச்சயமா. <laughs>
அப்டிங்குற மாதிரி நான் சொன்னேன், அ நான் இருக்கவே மாட்டேன் அப்டி.
கண்டிப்பா, நீங்க இதுலருந்து மாற்றத்த உண்டாக்கணும், அதாவது இப்ப உங்கள சுத்தி இருக்கவங்க ஃபோன் அதிகமா இது பண்றாங்க, பயன்படுத்துறாங்க இருக்காங்க இல்லயா? நீங்க உங்களோட அம்மா, அப்பாவும் பயன்படுத்துனா, இல்ல மாமனார், மாமியாரும் பயன்படுத்தும்போது நீங்க எதனா சொல்லியிருக்கீங்களா? பேசும்போது பேசுங்க இத பயன்படுத்தாதீங்க, அப்புறமா கூட பயன்படுத்துங்க. இது போல எதனா யார்னா கிட்ட சொல்லியிருக்கீங்களா?
ஆ. இல்ல, அவங்களுக்கு எப்டின்னா, நம்ம வீடியோ கால்ல பேசுறோல அங்க இருக்கும்போது.
ஆமா.
அதே மாரி ஆயிருச்சு போல இருக்கு, நான் அதான் கேட்டேன், நிஜமா நான் இங்க தான் அத்த வந்துருக்கேன் நான் வீடியோ கால்லாம் இல்ல. நான் நிஜமா இருக்கேன்.
<laughs>
நமக்கு நமக்கு இருக்கும்ல. என்னோட மனநிலை உங்களுக்கு புரியும்னு நெனைக்குறன், எனக்கு அப்டிதான் இருந்துச்சு. அ, இப்ப யாராவது வீடியோ கால்ல வருவாங்களா? யாருக்கா அப்டிங்குற அளவுக்கு தேடுறாங்க. நான் இங்க இருக்கேன். அங்க இருக்கும்போது வா வானீங்க.
அச்சோ. கண்டிப்பா. <laughs> வாமா, எப்பமா வருவ எப்பமா வருவ. அதாவது உங்களோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருந்துருக்குனா, அ, நம்மள வந்து அதாவது எல்லாரும் நம்ம பேசுவோம், நம்ப நம்ப அன்னைக்கு விளையாடுன மேறி எல்லாம் விளையாடுவோம். கூ கூட்டு சேந்து நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். லட்டு பிடிக்கதா இருக்கட்டும், ஸ்வீட் இது பண்ணுறத, வர போற கெஸ்ட்டுக்கு வந்து இதெல்லாம் கு டுக்கர்த்தா இருக்கட்டும், அதுப்போல உங்களோட எதிர்பார்ப்பு வந்து அவ்ளோ இருக்கு, உங்களோட பசங்க கிட்ட பையன் பையன்கிட்ட கூட கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க," இதெல்லாம் நடக்கும்டா, அதெல்லாம் நடக்கும்," அவ்வளோ வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு வந்து அதிகமா போட்டுட்டு வந்
இங்க வந்தா பேச மாட்டேங்குறீங்க ஆமா, எனக்கு அப்டியே அப்டியே மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. அதான். ஆமாமா. ஆமாங்க. இல்ல அவனே வந்து, நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், நம்ம நம்ம நம்மளோட மாமாவோட மேரேஜு இப்டிலாம் இருக்கணும். இல்ல நீ ஃபோன் எடுக்கவே கூடாது. அங்க நெறய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, அவங்க கிட்டலாம் நீ பேசணும், என்னலாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்களலாம் பாத்து நீ கத்துக்கணும். அதுதான் நம்ம ஊரு, அப்டி இப்டின்னு நான் பெருசா சொல்லி கூட்டிட்டு வந்தேங்க.